கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி அனுப்புவோம். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கான சாப்பாடு அதில கிடைச்சடுனா, அதில சாப்பிட்டு அதல எதுவும் சொல்லவும் மாட்டான். நல்லா நல்லா இல்ல எங்களுக்கு சில அதுல ஆர்டர் பண்ணது சிலது எங்களுக்கு புடிச்சிருக்காது. அதையே நாங்க கேட்போம். ஏய்! அது நல்லா இல்ல தானே அப்டின்னா இல்லயே! எனக்கு படிச்சிருக்கே! நல்லாருக்கே! நல்லா இருக்கே! அப்டின்னுட்டு சாப்பட்டுருவான். அப்போ 1 நாள் என்ன ஆச்சுன்னா? அவன் வெள்ளி வெள்ளிக்கிழமை தொழுகுவான். <tsk> அ அந்த தொழுவம்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவன் தொழுவான். அப்போ தொழுகுறப்போ அவன் <tsk> ரொம்ப ஒரு மாரி அவன் வந்து ரொம்ப உணர்ச்சியா தொழுவான். அ அழுது அழுவான் சம்டைம்ஸ். அப்போ. <tsk> அப்ப நாங்க அவன்ட்ட கேப் கே கேட்டப்போ ஒரு நிகழ்வு எங்களுக்கு சொன்னான். அதாவது அவரோட அண்ணன். <tsk> அந்த பையனோட அண்ணா வந்து அந்த இஸ்ரேல் பாலத்தின் வார் நடந்தப்போ அந்த வார் எப்பயுமே அங்க நடந்துகிட்டு தான் இருக்கும் போல. <inhales>
சரிங்க. ம். சரிங்க. ம். ஆம். ம். சரிங்க. ம். புரியுது. ம். ம், புரியுது, புரியுது. ம். ம். புரி ஆ. சரிங்க. ஆமா. அடிக்கடி வந்து இந்த உ கலவரம் நடத்துக்கும் அப்டிங்கிற மாரி கேள் நானும் கேள்விப்பட்டுருக்கேன்.
<smacks lips> ஆமா. அப்போ <tsk> அந்த அந்த அந்த அந்த காலகட்ட அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, அவ அவங்க அவனுக்கு வந்து அம்மா, அப்பா 2 பேருமே போர்ல வந்து தவறிட்டாங்கங்க. அவன பார்த்துக்கிட்டது எல்லாமே வந்து அவனோட அண்ணன் தான். <tsk> சோ அந்த அண்ணன் வந்து, அ அப்ப வந்து இவ இவருக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இவருக்கு வந்து 14 இவருக்கு. அவரோட அண்ணனுக்கு வந்து 18 <tsk> அந்த ஒரு சூழ்நிலையில தான் இருந்திருக்காங்க. அப்போ அவரோட அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காரு? <tsk> வீட்ல வந்து கிடைத்த பொருட்கள வச்சு உணவு தயார் பண்ணியிருக்காருங்க. அப்போ <tsk> ஆமா என்ன கிடைக்குதோ அத வச்சு ஒரு உணவு தயார் பண்ணி தன்னோட தம்பிய பட்னி போடக்கூடாது அப்டின்றதுக்காக <smacks lips> அவர் வந்து தயார் பண்ணி சாப்பட்டுருக்காருங்க. <tsk> சாப்பிட குடுத்துருக்காரு. <smacks lips> இவரு வந்து விவரம் தெரியாத வயசு தானே. பதினொன்னு, பதினாலுன்றது வந்து விளையாட்டுத்தனமான ஒரு வயசு. அப்போ அ தெரியாதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு அவர் வந்து ஏதோ ஒரு இதுல வந்து காரமோ, உப்போ ஜாஸ்தியா போட்டுருக்காரு. அப்போ இவரால அத சாப்பிட முடியல.
ம். அச்சச்சோ! ம். பாவம். ம். சரிங்க. ஓ! என்ன கிடைக்குதோ? ம். ம். ம். ஆமா. ஆ. ஆமாங்க. எ அ.